அப்படி பார்த்தீங்கன்னா அது நிறையவே இருக்கும்னு சொல்வேன். ஏன்னா வந்து நான் இந்த குழந்தையை சமாளிக்கிறதுனால எனக்கு ஒரே போராட்டங்களா இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த அவர் அவர் வந்து சுத்தம் பார்க்கறதுல்ல ரொம்ப அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்காத ஒரு விஷயமாயிருச்சு. ஓரளவு பார்க்கலாங்க. ரொம்ப பார்த்தா நமக்கு கடுப்பாகுது. என்னன்னா இப்ப நான் வீடு துடைக்கிறேன்னு வைய்ங்க அ குழந்தை இருக்கிறதுனால டெய்லியுமே வந்து நீ வீடு தொட அப்படின்ற மாரி சொன்னார். சரி நான் பண்றேன் அப்படின்னா அப்போ நான் பண்ணா என்னங்க பண்ணணும்? நான் என்ன தொடைச்சி எல்லாம் முடிச்சு காஞ்சிரும். இவர் படுத்துக்கிட்டு பார்ப்பாருங்க. அந்த இது தரைய. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தான் சொல்லுவேன். என்ன இது, படுத்துட்டு பார்க்குற அளவுக்கு அந்த அளவு நான் போட்டு என்ன குப்பையாவா போட்டு வச்சுருக்கேன்? அழுக்காவா இருக்கு? எனக்கு தெரியாதா? அப்படிம்பேன். ஆனா
ம். ஓ. படுத்துட்டு பார்ப்பார்னா? புரியலைங்க. படுத்துக்கிட்டு அது அது மேல? <laughs> நான் நினைச்சேன் படுத்துட்டு பார்ப்பார்னா, நீங்க வேலை செய்றது வந்து அவரு படுத்துக்கிட்டே பார்ப்பாரு. நீங்க எப்படி வேலை செய்றீங்கன்னு நினைச்சேன் நானு. தரையிலே படுத்துட்டு பாப்பாரா?
அழுக்கு இருக்கா? அழுக்கு இருக்கா? சுத்தம், சுத்தமா இருக்கா? அந்த மாதிரி. ம். அச்சோ. அப்படி இல்ல. ஆமா. அந்த அளவு ரொம்ப சுத்தம் அவரு இப்ப வந்து நம்ம சமைக்கிற இடங்கள் வந்து நமக்கு பிடிச்ச மாரிதான் நம்ம எதிர்பார்ப்போம். நமக்கு வந்து எங்கெங்கே வைக்கணும், நம்ம எங்கே இருக்குன்னு தெரியும். ஆனா அவர் என்ன எதிர்பார்ப்பார்னா, நீ இந்த எடத்துல ஏன் வைக்கிற? இந்த பொருளே ஏன் இங்கே இருக்கு? அது இங்க இருக்கு. அந்த மாரி பேசி இதெல்லாம் நம்ம எதிர்பாத்திருக்கவே மாட்டோம் அவர்ட்ட. அவர் வந்து நீ இங்கே தான் வைக்கணும். அவ அவரோட பொருள் மாரி வந்து இந்த எடத்துல வந்து இதெல்லாம் சொல்லுவார் நம்மளுக்கு ரொம்ப ஒரு கோவத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கும்.
ஐயோ! கட <chuckles> அ. அய்யோயோ. நமக்கு தெரியாதா? எனக்கு சமைக்கிற எனக்கு தெரியாதா? நீங்க என்ன கொஞ்சம் வந்துட்டீங்க? அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். ஆனா இதே பாருங்களேன், அவங்களோட வேலையில நம்ம தலையிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும்ங்க, நம்ம மேல. இல்ல.
ஆ. ஆமாங்க, சரியா சொன்னீங்க. கண்டிப்பாங்க. நீங்க சொல்றது 100% உண்மைதான் சொல்லுவேன். அவரு இந்த அவர் வந்து வீட்டிலேருந்து வேலை பார்க்குற மாரி ஒரு 3 நாள் 2 நாள் வேலை அலுவலகம். அந்த மாரி தான். அவரோட பொருளை நான் எடுத்து நான் அவங்க பேக்கில வச்சேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. இதை ஏன் நீ இங்கே வச்ச? இது நான் என்னோட இடம். இதை நான் எங்க வைக்கணும்ன்னு எனக்கு தான் தெரியும். அந்த மாரி பேசுவாங்க. அதேதானே அப்போ நமக்கும்? <chuckles> அதை புரிஞ்சிக்காம வந்து இந்த மாரி பண்ணுவாரு. அப்புறம் ம்.
கண்டிப்பாங்க, ம்.